ஐயயோ! ஐயோ! அதுதாங்க பிரச்சனையே. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து, ஆ. அந்த டிக்கெட் வாங்குறதும் வந்து கண்டெக்டர் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு இந்த சம்பவம் ஒன்னு நடந்துச்சு. ஆ டிக்கெட் அதாவது கண்டெக்டர் வந்து இது நம்ம ஒரு சீட் இருக்கும் பாருங்க. டபுள் சீட்டு பின்னாடி இந்த கதவுக்கு ஏறுன உன்னே உள்ள சீட்டு. அந்த சீட்ல உட்கார்ந்துக்குவாராமா கண்டக்ட்ரு. அதாவது டபுள் சீட்ல. வந்து உட்கார விடாம அவர் அங்க உட்காந்துக்குவாராமா. எல்லாரும் டிக்கெட் வாங்குறவங்க, அங்கேருந்து பாஸ் பண்ணி விட்டு இவர்ட்ட குடுத்து டிக்கெட் வாங்கணுமாமா. ஆ. அப்படி ஒரு கேரக்டரா இருக்காருங்க. நான் வந்து. ஆ 2 குழந்தையோட நிக்கிறேன். நான் நானும், நான் ஒரு குழந்தை இடுப்புல வச்சுருக்கேன். என் கணவர் ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுருக்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு யாரா ஒருத்தருக்கு என் கணவருக்கு கூட இடம் குடுத்துருந்துருக்கலாம். அவர் கூட என் பிள்ளைய வந்து மடியில வச்சுருந்துருக்கலாம்ல அந்த இடத்துல. அது என்னையும் உட்கார விட மாட்டேக்கிறாரு. அ அவரும் எந்திச்சும் போ மாட்டேங்கிறாரு. உட்காந்த இடத்துலருந்து அசையாம வாங்குறாருங்க டிக்கெட்ட. இதுல வந்து அந்த கூட்டம் நெரிசல்
ம். ஆமாங்க <chuckles> பார்த்துருக்கேன். அ. அதுதான் சோம்பேறி, சோம்பேறித்தனம். ம். ஆமா. அதுதாங்க, இப்பதான் மனிதாமிபானமே ஒண்ணு இல்லாத மாரி இருக்கு, நிறைய இடத்துல.
ஆமாங்க ரொம்ப மோசம். அவங்களோட வேலை என்ன, நடத்துநர்னா அவங்க நடந்து போய் டிக்கெட்ட வாங்கறத அவங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து சரியான முறையில ஒவ்வொரு சீட்ல எங்கெங்கே ஆள் ஏர்றாங்க, இறங்குறாங்கன்னு பார்த்து டிக்கெட் வாங்குறது தான் அவங்க வேலை. ஆ நம்ம வாங்கிக்கணுமாமா. நம்ம வாங்கலனா நம்மட்டயே ஃபைன் போடுவாங்களாம்மா. முன்னாடி ஏற்னா கூட கண்டெக்டர் வரணுனு வந்து வெயிட் பண்ணக்கூடாதாம்மா. நம்ம வந்து காச ஒருத்தர்டயும் பாஸ் பண்ணி விட்டு அவர்கிட்ட நம்ம டிக்கெட் வாங்கணுமாமா எப்படி.
ஆமா. அதான். இது யாரோடய வேல அவரோட வேல. நம்ம மேல பழிய போட்டு அதுக்கு இது வேற. கோளாறு வேல. இந்த மாதிரி ம்.
ம். டிக்கெட்டே வாங்கல அப்படின்னு சொல்லி பழிய போட்ருவாரு. இல்ல.
நல்லா சொன்னீங்க. ஆம்மா. இப்போ இதே மாதிரி வந்து. ஆ. இப்ப நீங்க இந்த மாதிரி குழந்தைங்களலாம் தூக்கிட்டு வெள்ல போறப்போ, யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் நடந்துருக்கா உங்களுக்கு?